சரி.
அப்ப அங்க போய் நாங்க காத்துக்கிட்ருக்கும்போது, அவங்கலாம் வந்தாங்க. வந்து கேட்டாங்க. ஓ! உங்க பொண்ணு எங்க படிக்குதுன்னு கேட்டாங்க. நானும் வந்து, இதே மாரி கேட்டு வந்தேன். கேட்டு வந்து ஓ! நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நீங்க இங்க தான் இருக்கீங்க. பக்கத்துல தான் இருந்தாங்க. அப்ப அது மாதிரி வந்து, ஒரு நட்பு நாங்க தொடங்குனோம். பாத்தீங்கன்னா, அவங்க அதாவது, அவங் அவங்க பொண்ணு, என் பொண்ணு ஒரே மாசம், ஒரே வருஷம்.
சிறப்புங்க ஓ! அருமைங்க. பரவால்லையே. ஒரே வயதா, அப்போ?
அவுங்க வீட்டுக்காரு, என்னுடைய வீட்டுக்காரும் ஒரே மாசம். எல்லாமே எனக் கேட்டுட்டு. ம்மாய்
ஆ ஆ, அருமை. அருமை. ஆ, சரி. அப்போ, ஏற்கனவே ஒரு பாண்டிங் இருந்திருக்கு போலையே.
ஆமங்க. அதே மாதிரி, ஊர் எல்லாம பாத்தீங்கன்னா, என்னுடைய பழைய ஊரும், அவுங்களோடய சொந்த ஊரும், ஒண்ணுதான்.
சரி.
அப்ப இது எல்லாமே அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது, சரி நமக்கு என்னமோ வந்து, எழுதி வச்சுருக்கு. வா போலாங்கிற மாரி வாழ்க்கையில போய்கிட்டுருந்தோம். அவுங்களுக்கு வந்து, எனக்கு ஏதாவது வேலை கெடைச்சினா, அவுங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். நீ கொஞ்ச வேல பாரும்மா. அப்படின்னு சொல்லிட்டு, உதவி பண்ணியிருக்குறேன். அவுங்களுக்கு அந்த வேலய எடுத்து குடுத்துருக்கிறேன் நானு. அப்ப அவுங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, வீட்ல வந்து கொழந்தய அனுப்பிட்டு வந்து, எல்லார் கூடயும் வந்து பேசிகிட்டு இருக்குறது, என்னால பிடிக்கல எனக்கு. என்ன பண்ணணுனு தெரியலன்னு சொல்லிட்டமா, வா நம்ம இந்த ஒண்ணா இத படிப்போம். அப்படிங்கிற மாரி, நெறய விஷயங்கள் நாங்க ஒண்ணா படிப்போம்.
சரி, சரி.
அப்புறம் படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா, அவுங்க வந்து என்ன சொல்றது, கூட உட்காந்தாங்கன்னா, நாங்க 2 பேரும் வந்து, ஒரு இப்போ எம்எஸ் எக்ஸெல், அப்படின்னு நாங்க ஒரு கோர்ஸ் முடிக்கணுனு நெனச்சோனா, அது எப்படியாவது முடுச்சிருவோம். அந்த மாரி, ஒரு வெறித்தனமான படிப்பு. பின்ன அந்த, ப
ம், ம். ஓ! சிறப்புங்க. அ, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்திருக்கீங்க. படிப்பில கூட.
ஆமா, படிப்பு. இப்போ அதாவது படிக்கிறதுக்கு நடுவுல வந்து, அ ஒரு காஃபி. நீ இப்ப, யாரோ? 2 பேரும் சண்ட போட்டுப்போம். நீந்தான் போடவு ஜி நான் தான் போடுவேன். நான் தான் போடுவேங்கிற சண்ட. அதுக்கப்புறம் அதுக்கு அப் அவுங்க வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும், எங்கிட்ட சொல்வாங்க. என் வீட்ல என்ன பிரச்சனை இருந்தாலும், அதாவது, எல்லாமே இல்ல. ஆனாலும் வந்து, வேற எந்த மாமியார் மாமியார்ன்னு ஒரு பிரச்சன வரும். இல்லைங்களா?
<laughs>

கண்டிப்பா, இன்பம் வரலாம் துன்பம் வரலாம். அந்த லைனும் நல்லா இருக்கும். ஆ, நண் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. <laughs> அருமையா இருக்குங்க அந்த வரிகளுமே, பயங்கரமா இருக்கும். நீங்க சொல்லும்போதே எனக்கு அந்த வரிகள் தான் வந்து போது. <chuckles>
<laughs> நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். <chuckles> ஐயயோ! ஐயயோ! ஐயயோ அதுவும் அவங்க 2 பேரும். எனக்கா? அந்தப் அதுல காபி குடிப்பாங்க பாத்தீங்களா, வினீத்தும் அந்த அப்பாஸ் சாரும், அந்த காபியோட ஆவி பறக்கும் அதுல, அதனால வந்து என்னுடைய நா கணவர நான் ஒரு நல்ல நண்பரா நினைக்கிறேங்க. நாங்க 2 பேரும் அதனாலயே காபி குடிப்போம் பிரண்ட்ஷிப்ப டெவலப் பண்ணுங்கிறதுக்காக.
ஆமா. ஓ! சிறப்புங்க. சிறப்புங்க. <laughs> அது வந்து எல்லாருக்கும் அமையாதுங்க. எனக்குமே வந்து, நான் ஒரு சில நேரங்கள்ல, அ அவரே வந்து போட்டு கொண்டு வந்து குடுப்பாரு <chuckles> ஒரு மாரி பேசும் போது நமக்கு வந்து ரொம்ப டவுனா இருக்கும் அப்டின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல நம்மள வந்து ஒரு இது பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு இதா போகும் இல்லையா?
<laughs> ஓ! அ. அந்த விளம்பரத்துக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க உண்மையிலேயே.
கண்டிப்பா.
அதுல வந்து அந்த கணவர் வந்து அந்த புரூ, சன்ரைஸ்லாம் பாத்தீங்கன்னா கணவர்லாம் வந்து, மனைவிக்கு காலைல காபி போட்டு குடுக்க ஆரம்பிச்சதுலருந்து தான் நம்ம கணவர்லாம் இவ்ளோ நல்லவங்களாயிட்டாங்க.
<laughs> ஆ அதுதான் இந்த நம்ம, நம்மள பார்த்து தான் விளம்பரம் இது எடுத்திருப்பாங்களோ என்னமோ தெர்ல. <snorts>
ஆமால்ல அப்டியும் சொல்லலாம். <laughs> அ அதனால அதான் நம்ம துணை, வாழ்க்கை துணையே ஒரு நல்ல நண்பராக இருந்துட்டா, நமக்கப்புறம் வாழ்க்கைல பரச்சனையே இல்ல, யாரையும் தேடிப் போக வேணாம். அதனாலோ என்னவோ தெர்ல, என்னுடைய நட்பு வட்டம் ஒன்னோட நின்றுச்சு.
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs>